எங்கங்க? அது வந்துட்டு அப்போ ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்பக் குடுத்தா தான் லோன் குடுப்பன்லாம் நெறையா பேர் சொன்னாங்க. அதுக்காகல்லாம் அ பண்ணி வச்சிருக்காங்களே ஒழிஞ்சு, அத வந்து யாருமே பராமரிக்கிறதே கிடையாது. பராமரிக்கலன்னா, அதுமே அடச்சுட்டு பெருசா உள்ள தண்ணில்லாம் போயி, நம்மளோட க்ரௌண்ட் வாட்டர வச்சு பண்றதோ
ம். ஆமா. ம். ஓ, ஆமா.
இல்ல, அது ஒரு டேங்க்ல ஒழுகுறத வந்து, நல்லா போய் விழுகறதோ, அதெல்லாம் விழுகாது. ஸோ, சும்மா நம்ம மக்கள் கடமைக்கி, யாரோ சொல்லிட்டாங்க, நம்ம பண்ணனும். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு சுயமா அவங்க வந்து, "இல்ல இப்டி தான் நாம வாழணும். அப்பதான் நீர் சேமிப்பு பண்ணனும்." அப்படின்லாம் ஒரு விஷயமே இல்லங்க. இப்ப பாத்தீங்கன்னா, டெய்லியு கண்டிப்பா.
ஆமாங்க. ஆமா. <chuckles> ம். அக்கறை இல்ல. அதாது, மக்களுக்கு வந்து அந்த அக்கறை இல்ல. தனிப்பட்ட முறையா வந்து கவர்ன்மெண்ட் சொல்லிட்டாங்க, அப்படி கொடுத்தா "லோன்" அப்படின்றதுக்காகதா செய்றாங்களே தவிர, தனிப்பட்ட மனிதனா வந்து, அந்த அக்கற கெடையாது. நீ நீர சேமிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்டி தானே?
கண்டிப்பா. சுயநலமா தான் இருக்காங்க அந்த விஷயத்துல. இப்ப நீங்க எடுத்துட்டீனா, காலைல, எந்திரிச்சு பல்லு விளக்குறது கூட இருவ 10 நிமிஷம் அப்டியே தண்ணிய தொறந்துட்டுட்டு பொறுமையா அந்தப் பல்ல தேச்சுக்கிட்டே, வெளக்கறதாகட்டும். அடுத்து குளிக்கறது, ஷவர்ல கூட எல்லாரும் ஷவர்ல மா குளுருது நல்ல ஒரு சுடு தண்ணில ஒரு ஒரு 20 நிமிஷம். ஏன் அண்ண பையன் அப்டிதான் சொல்லுவான். காலைல ஸ்கூலுக்கு போம்போது. "நான் இன்னிக்கு என்ன பண்ணன் தெரிமா மாமா? 20 நிமிஷம் அப்டியே சுடு தண்ணிலயே ஜாலியா குளிச்சேன்." "நீ 20 நிமிஷம் குளிச்சடா, மேல 200 லிட்டர் தண்ணி இல்ல, உன்னால இப்ப நான் மோட்டர் போட வேண்டிய சூழ்நிலைக்கு இருந்துட்டேன்" அப்டின்னு சொல்லுவேன். ஸோ அது வந்து என்னதான் சிரிப்பா சொன்னாலும், ஒரு ஒருத்தர் குளிக்க 200 லிட்டர் தண்ணி தேவப்படுதுனா, அப்ப ஒரு நாளைக்கு ஒரு 5 பேர் வீட்டுல குளிச்சாங்கன்னா, 1000 லிட்டர் தண்ணின்னா எவ்ளோ ஆகுதுங்க. ஒரு லிட் அ தண்ணி எவ்ளோ வேஸ்ட் ஆகுது பாருங்களேன்!
ம். <chuckles> அ. <laughs> <chuckles> ம். ம். எப்படிங்க? கண்டிப்பாங்க.